நிச்சயமா. பழைய புகைப்படங்கள் பற்றிய நினைவு வந்து நிறையா இருக்கு. நிறையா சம்பவங்கள் இதிலே நான் சொல்ல விரும்புறேன்.
1, 2 ஆச்சும் சொல்லுங்க! நான் தெரிஞ்சுக்கணு ஆசையா இருக்கேன்.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா நான் சொல்றேன். பொதுவா புகைப்படங்கள்ங்கிறது, நம்ம நினைவுகள வந்து மீட்டு எடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு களப்பணிய வந்து புகைப்படம் செய்யுதுங்க.
ரொம்ப அழகா சொல்லியிருக்
ஒரு பு ஆமா. ஒரு புகைப்படம் வந்து அதுவும் வந்து குறிப்பா பழைய புகைப்படமங்கிறது அ நம்ம வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு, அந்த மாதிரி ஒரு பழைய பு பழைய புகைப்படம் எங்கேயாவது நம்ம வீட்ல வச்சிருந்து, அத எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யும்ன்னா, நம்ம அந்த காலத்துக்கே நம்ம போயிருவோம். நீங்க அத அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமாங்க. கண்டிப்பா. ஏன்னா, யா அப்ப வந்து அ அப்ப இருக்குறதுக்கே போயிருவோம். அப்ப என்னென்னலாம் பண்ணோம் அப்டிலா யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். நம்ம
அந் அ அந்த காலத்துக்கே நம்ம அந்த ஆமா. அந்த காலத்துக்கே நம்ம போயிருவோம். போகும்போது நமக்கு அந்த ஒரு புகைப்படம் ஒரு மறந்துவிட்ட ஒரு வரலாறுகளை உடனடியாக வந்து அந்த புகைப்படம் புதுப்பிச்சுக் கொடுத்துரும். அது நமக்கு ஆமா. அது நமக்கு மகிழ்ச்சியாகவும் தரலாம். இல்ல அந்த தருணங்களை நினைத்து நம்ம வேதனையும் படலாம். எது எப்பிடியாயினும் பழ பழைய புகைப்படம் அப்பிடிங்கிறது, உங்களுக்கு ஒரு மலரும் நினைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். இது வந்து சமீபத்துல எனக்கு 2 வகையான அனுபவங்கள் இந்த பழைய புகைப்படத்தில எனக்கு வந்ததுங்க. எப்பிடி கேட்டீங்கன்னா, அ வந்து நான் வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிற பொழுது, அ இந்த எல்லா மாணவர்களும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு <laughs>
ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆ. ஆமாங்க. அது வந்து, அது வந்து அ இப்ப சில முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொது தேர்வுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோட்டோ எடுப்பாங்க, இல்ல வந்து அந்த பள்ளிக்கு கடைசி நாளா அப்ப தான் எல்லாரும் சேர்ந்து போறோம் அப்பிடிங்கம்போது ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்படிப்பட்ட தருணங்கள், எந்த மாதிரியான தருணங்கள்ல நீங்க அந்த ஃபோட்டோ எடுத்தது?

அந்த புகைப்படத்த எடுத்து என்ட்ட குடுத்தாங்க. குடுத்த உடனேயே, அந்த புகைப்படத்த பாக்கும்போது, எனக்கே எனக்கு அடையாளம் தெரியல. நான் உடனே அத பாத்த உடனேயே, எ அம்மா கிட்ட கேட்டேன், "இது எப்டிம்மா எவ்வளவு நாள் வச்சிருந்தீங்க? பாதி வந்து, ப பாதி முகங்கள் வந்து அழுஞ்சு போச்சே" அப்டினு சொல்லி, அம்மா அழுஞ்சு போச்சு.
அழிஞ்சு போச்சு, இது எந்த வகுப்புல எடுத்ததுங்க?
நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த புகைப்படம் எடுத்தது. அதில என்னுடைய முகம் இருக்ற பகுதி மட்டும், ஒரு பாதி மட்டும் ரொம்ப சுத்தமா இருந்தது. அந்த புகைப்படத்த ஒரு 20 வருஷம் கழிச்சு எங்க அம்மா என்ட்ட குடுக்கும்போது, அதை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தேன். வச்சிருக்கும் போது, அப்புறம் வந்து சில காலங்கள் கழிச்சு, அ என்னுடைய பையன் என்ன பண்ணான்? என்னுடைய பீரோவ தொறந்து பாக்கிற பொழுது, அந்த புகைப்படத்த பாத்துட்டான். அது வந்து ஃபிரேம் போடாம சும்மா ஒரு அட்டை மாரி குடுப்பாங்க. அந்த அட்டையில வந்து அந்த படத்தை ஒட்டிக் குடுப்பாங்க. அது அ இப்ப இன்னைக்கு இருக்கிற காலத்தில மாரி, அந்த காலத்தில ஃபிரேம் பண்ணி, ரொம்ப லேமினேஷன் குடுக்க மாட்டாங்க. அது இருந்தத பாத்த உடனே, நான் என்ன பண்ணேன்? அந்த புகைப்படத்த எடுத்து, அப்பா இது யாரோடது? இது வந்து இதோ வந்து, இப்ப ஸ்கூல் பேர் போட்டிருக்கு, வருஷம் போட்டிருக்கு, எ அப்டினு சொல்லி என்ட்ட கொண்டாந்து காட்டுனான். காட்டின பிறகு நான் அவனுக்கு ஒரு பரீட்சை வெச்சேன்.
ஓ, சேரி சேரி சேரி. ம். ஆமா ஆமா ஆமா. எனக்கு புரியுது. சரி.
ஏ தம்பி "இதில அப்பா, அ அப்பா எங்க நிக்கிறாங்க? நீ கண்டுபிடி" அப்டினு நான் அவனுகிட்ட கேட்டேன். அவன் மணிக்கணக்கா வந்து தேடிக்கிட்டே இருக்கான். இது யாரா இருக்கும்? அப்பா யாரா இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற அப்பா மாதிரி அதில இல்லையே! அப்டினு என்ன என் முகத்தையும் பாக்குறான்; போட்டோவயும் பாக்குறான். போட்டோவயும் பாக்குறான்; என் முகத்தையும் பாக்குறான். ரொம்ப நேரம்
இதுல யார் அப்பா இருக்காங்கன்னு கண்டுபிடி? ம். அச்சச்சோ! எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க அந்த பையன்?